ஏபிசி மால்ட் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட் அப்டின்னு சொல்லி போட்டு விற்கிறாங்கங்க.
அ. ஓஹோஹோ! ஓ அப்டிங்களா? இப்ப அது வந்து அதுவும் கூட வந்து தூளா விற்கிறாங்களா? ஆ.
ட்ரெண்டிங் ல போய்ட்டிருக்கு. ஆமாங்க அது ஏபிசி மால்டு ட்ரெண்டிங் ல போய்ட்டிருக்கு. அப்புறம் மேல அது உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்லிட்டு, அதில என்னனா ஒரு நிறுவனத்த தொடர்பு கொண்டேங்க. தொடர்பு கொண்டு, என் நான் சும்மா சொன்னேன், என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு, எனக்கு வந்து சர்க்கரையே போடாத எனக்கு ஏபிசி பவுடர் வேணும், கிடைக்குமான்னு சொல்லி கேட்டேன், அது கொஞ்சம் கஷ்டம் மேடம், அப்டின்னு சொன்னாங்க. இல்லங்க நான் நாம் சும்மா இல்லாம அவங்க வாய புடுங்கணும் இல்லையா, அதனால பரவாலங்க கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவால, அ எனக்கு வந்தர் அது குடுங்க அப்டின்னாங்க. 1/4 கி அவங்களோட சைட் ல எவ்வளோ போட்டிருக்காங்க அப்டின்னா, ஏபிசி மால்டு ஒரு ரூ 250 போட்டுருக்காங்க. இதே சர்க்கர இல்லாம நான் கேட்டதுக்கு ரூ 1700 ஆகுமா.
ஐய்யய்யோ! அ. ம். சரி. சரி. சரி. சரி. <laughs> அ. அ. ம்ஹம். கால் கிலோ ஆ. ஓ! ஏன் இது போடுற சர்க்கரைய அவங்க நிறுத்துறதுக்கு 1200 ரூ? ஆஹ.
ஆமா. அப்ப எந்த அளவுக்கு வந்து நான் இது அனுபவப்பட்ட உண்மங்க, நான் கேட்ட அந்த ஒரு நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு நான் கேட்டு, அவங்க சொன்ன விதம் வந்து எனக்கு அப்டியே பெரிய அதிர்ச்சிய கொண்டு வந்துச்சு. அப்ப நீ ஆக மொத்தம் அந்த ரூ.250 1/4 சர்க்கரைக்கு நான் குடுத்து வாங்கிட்டுருப்பேன். அப்டிப்பட்ட சர்க்கர எனக்கு தேவ இல்ல நான் ரூ.50க்கு நான் இங்க வாங்கிக்குறேன், அப்டின்னு சொல்லி வுட்டாச்சுங்க. இந்த மாரி ட்ரெண்டிங் ல சில தவறுகளும் நடக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் மாற்றி முறையில நம்ம பண்ணிக்கணும்.
சரி, சரி, ஆ. ம். ஐயயோ! <laughs> ஆ, சரி, சரி. ஆஹா. சரி, எந்த மாதிரி? ஓஹோ! சரி, சரி. இப்போ இது வந்து சில விஷயங்கள் வந்து, கொஞ்சம் காலமா வந்து பார்த்தீங்கனாக்கா ட்ரெண்டிங் லியே இருக்கும். அத வந்து சில பேர் பார்த்தீங்கனாக்கா, அத பின்பற்றுவாங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க இல்லையா. பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பண்ணிட்டாக்கா, அதையே வேற வேற விதமா வந்து பண்ணுறாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அம் இத நம்ம விட்டுட்டோம், இன் நம்ப பண்ணவே வேணாம் அப்டினும்போது, நம்மள எப்டி வந்து மக்கள் பார்ப்பாங்க, என்னவா நடக்கும்?
ஆமா, சரியா சொன்னீங்க. ஆமாங்க. நம்ம சொன்னமேரி தான், முன்னாடி என்ன வேற்றுக்கிரகவாசிகள் மாரி நம்மள பார்ப்பாங்க. வேற எதுவும் செய்ய மாட்டங்க.
<laughs> ஆ அதாவது நீங்க சமூகத்தில ஒத்தி வைக்க பட்டுருவீங்களோ?
ஆமா. த அதான் இல்ல நம்மள வந்து, வேட்டுக்கிரகவாசிகள், அந்த காலத்தில தான் அந்த என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஊர வுட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மள பார்ப்பாங்க, இவன் யாருயா? இவன் எந்த ஊருலருந்து வந்தான்? இந்த ஊருல தான் இருக்கானா? இல்ல இவன் வந்து வெளிநாடு, இல்ல வெளி கிரகத்திலேருந்து வந்தவனா? அப்டின்னு சொல்லிட்டு நம்மள நம்மள கேட்கலாம் மாட்டாங்க, பார்க்குற பார்வையில நம்ம புரிஞ்சுக்கலாம், அழகா புரிஞ்சுக்கலாம்.
ஆமா, ஆமா. ஆ. ஆ. ஐய்யயோ! ஆ அ. அஹ. அ.

ஆமா இத எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா, இடைக்காலத்துல வந்துச்சுல்ல அந்த பீஸ்ஸா, பர்கரு, சாணு சாண்ட்விச்சா அப்படி சொல்லிட்டு அது முழுகி போச்சு. அது எல்லாத்தையும் தின்னுபுடிச்சு. அது அது வந்து திங்கி நம்ம திங்கிறக்கு போக, அந்த உணவு பொருட்கள்லாம் வந்து, நம்பளோட பாட்டி கால உணவு பொருட்களை தின்னுபுடிச்சு.
ஆமா. ஆமா, ஓஹோ! ஆங். அழிஞ்சிடுச்சு இல்லைங்களா, ம், ம்ஹ்ம்.
தின்னு போட்டு இப்போ ட்ரெண்டிங்கில வருது பாத்தீங்க அப்படின்னா, உளுந்தங்கஞ்சி குடிச்சா அவ்வளோ அருமையா இருக்கும், யாரும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு, இடுப்பு எலும்பு வலுப்படும். இது எல்லாமே நம்ம மறந்து போன விஷயத்த நம்ம பாட்டிகள் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு குடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்ருப்பாங்க, இதை பாத்துட்டு, அவங்க அவங்க ஸ்டைல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம், கொஞ்சம் மாத்தி பழச என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் தான் போட்டிருப்பாங்க, அதை பாத்து நம்ப இதை கொஞ்சம் அப்படியே காப்பி அடிச்சு போட்டா அவங்க வந்து காப்பி ரைட் இஷ்யூ எல்லாம் வந்துருமே.
ஐயியோ! <laughs> ஆமா, இது. இதை சொல்றவங்க யார் பண்ணுறாங்க? இதை ட்ரெண்டிங்? ஆ. சரி. ஆஹா. ஆங். ஆமா. ஆமாமா.
அதுனால என்ன பண்ணிருவாங்க அப்டீன்னா, அதுல கொஞ்சோண்டு இப்ப வந்து நாட்டு சக்கரை சேர்க்கிறாங்களா, நான் வந்து தேன் சேர்த்து செஞ்சிருக்காங்க அவ்வளோ அருமையா இருந்துச்சு, அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆமா. ஓஹோ! அப்படி, ஆ சரி, சரி.
அப்படி செய்யும்போது இப்படியே சொல்லி சொல்லி அது ட்ரெண்டிங் ஆயிடுது, உங்களுக்கு.
ஓஹோ! ஆஹ. இது இது நீங்க சொன்னீங்க இல்லையா? அ நான் கூட சில இது பாத்திருக்கிறேன். இந்த முருங்கை கீரை இந்த பவுடர் பண்றது அந்த மாரி எல்லாம் கூட வருது, ஆனா ஒரு சில விஷயங்கள் நல்லதும் நடக்கிது இல்லைங்களா இதுல?
ஆமாங்க. இன் முருங்கைக்கீரைலாம் முன்னாடி நம்ம எல்லா வீட்லயும் முன்னாடி இருந்துச்சுங்க, அது யார் வீட்லங்க இப்போ பாக்குறீங்க நீங்க? எல்லாம் வந்து அழிச்சிசாச்சு. அழிச்சு முடிச்சுட்டு, இப்ப வந்து முருங்கைக்கீரை வந்து இப்போ ஃப் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஃப்ரெஷ்ஷா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொடின்னு ஒரு கணக்க காட்டி அதை விற்கிறாங்கங்க.
மரமே இருந்தது ஆமா. ஆமா, கரெக்ட்டா சொன்னீங்க. ம். ஆ, ஆமா, ஆமா. சரியா சொன்னீங்க.
ஏன்னா, நம்ம கிராமப்புறங்களில நீங்க போய் அப்பலாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை அப்டீங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரெ அ ஒ டெய்லி எல்லா வீட்லேயும் இல்லைன்னா கூட, ஒரு 3 வீட்ல, 1 வீட்ல கண்டிப்பா அந்த முருங்கை மரம் இருக்கும். நம்ம வேணா பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிச்சி பொரியல் பண்ணுறது, குழம்பு வைக்கிறது அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணுறதுக்கே அலுப்பு.
ம். நிச்சயமா ஆமா.